அந்த மண்டபத்தோட எண்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துக்கு கீழ போய்ட்டோம். அ அந்த இடத்துக்கு போயிட்டு, எங்கள சும்மா திரும்பி நிக்க வச்சுட்டு. அவங்க கூட சேர்ந்து ஒரு நிறைய ஸ்டெப்ஸ்லாம் போட்டு எங்களையுமே ஆட வச்சாங்க. நாங்களும் அவங்க கூட சேர்ந்து ஃபண்ணா ஆடிட்டு இருந்தோம். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி கேக் வெட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. இந்த பாப்பர்ஸ்லாம் வெடிச்சாங்க. எங்க மனைவி இதுக்கே சர்ப்ரைஸ். ஆனா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்பெஷலா என்ன பண்ணேன்னா நான் "பலூன் ஃபாலிங்" அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து நான் வந்து அவங்கள பண்ண சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா ஒரு 100, 100 பலூன் பக்கம் அவங்க வந்து ஊதி கட்டி மேல இருந்து அப்படியே கும் டக்குனு தூக்கி போடுவாங்க.
அங்க ஆமாங்க. ஆமாங்க. சூப்பர்ங்க. சரிங்க. பாக்கவே சூப்பர்ரா இருக்குங்க.
ஆமா. அப்படி இருக்கும்போது ஒரு பாட்டுங்க. அது வெறும் ஹிந்தி பாட்டு. அது மனைவிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப ரீசென்ட்டா வந்த படத்தில தான் அது வேற நான் மறந்துட்டேன். ம் அது ஒரு அது ஒரு வெட்டிங்கில வர சாங் தான். ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஆனா அந்த பாட்டு இப்போ எனக்கு கரெக்ட்டா, ஒரு சொல்லும்போது ஞாபகம் வரல.
சரிங்க. புரியுதுங்க புரியுதுங்க. புரியுதுங்க.
கரெக்ட்டா அந்த பலூன தூக்கி போடும்போது. அந்த பாட்ட போட்டு அந்த பலூன் வரும்போது நான் அவங்கள கை பிடிச்சு சுத்திவிட்டு இந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அவங்க ஆக்சுவலா ரொம்ப கண்ல எல்லாம் அவங்களுக்கு வந்து கண் கலங்கிடுச்சு. "சரி வாழ்க்கையில வந்துட்டு நம்மளும் ஒரு விஷயத்த சாதிச்சிட்டோம்ண்டன்ற" மாரி எனக்குமே ரொம்ப சந்தோஷம்.
சூப்பர்ங்க. அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு இருந்தது அவங்களுக்கு. பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டோம்.
ஆமா. ஏன்னா, நிறைய அவன் வந்து நிறைய விஷயங்கள் வந்து டக் நிறைய எதிர்பார்க்கிறவங்க. நாம வந்துட்டு அவன் இத பண்ணணும், அத பண்ணும். ஒரு சில விஷயங்கள் பசங்களுக்கு வந்துட்டு நேச்சுரல்லா வராதுங்க. சும்மா பசங்க கூட எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி.
நிச்சயமாங்க க ஒரு பொண்ணுங்க வந்து நச் நிச்சயமா வந்து பொறந்த குழந்தையிலேருந்தே டிஃபால்ட்டா அவங்களுக்கு வந்து ஒரு வண்ணமயமான எதிர்பார்ப்புகள் வந்து எப்பவுமே இருக்குங்க. ஆனா ஆண்களுக்கு அது நிச்சயமா கிடையாதுங்க.